நிச்சயமா, இப்ப எல்லா நாளுமே குடும்பம் முழுவதும் ஒண்ணா சேந்து சமைக்கிறதுன்றது முடியாத காரியம். அ எ அதாவது டெய்லியும், தினசரில வந்து எனக்கு உதவிக்கு என்னுடைய கணவர் வருவாரு. என்ன அப்டின்னா, இந்த காய்கறிகள் வந்து நறுக்கி தர்றது, அப்புறம் மிக்ஸில ஏதாவது அரைச்சு தர்றது இந்த 2 வேலைக்காக மட்டும் தான் வருவாரு. மீதி வேலைகள் நான் பாத்துக்குவேன். இது 2மே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ம் டாஸ்க் முடிச்சு குடுத்த மாதிரி. அதனால தினசரியில அவர் எனக்கு உதவி செய்வாரு. மத்தபடி நாங்க குடும்பம் முழுவதும் சேர்ந்து சமைக்கிற மாதிரியான அக்கேஷன்ஸ் வந்து, வருடத்தில ஒரு 4, 5 முறை எங்களுக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் வரும். ம் ய த திருமணத்திற்கு முன்னாடி வேற மாதிரி, திருமணத்துக்கு அப்புறமும் வே வேற மாரியான அனுபவம். திருமணத்திற்கு முன்னாடி எப்டின்னா, நான் சமையல் செய்ய மாட்டேன். அம்மாதான் செய்வாங்க. அ குடும்பமா எல்லாம் சேர்ந்து அப்டின்னும்போது, எங்க அப்பா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் எங்களுக்கு எனக்கு மொத்தம் 8 சித்தப்பா 8 சித்தி. அப் <chuckles>
கண்டிப் கண்டிப் ஓ! சரி. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா, கண் சரி. ஓ! ஸ் பெரிய குடும்பமாதான் இருக்கீங்க அப்போ.
ஆமா. அ எங்க அப்பா தான் பெரியவரு. என் அதனால எங்க பெரியப்பாலாம் கெடையாது. அ சித்தப்பா மட்டும்தான். அப்டி நாங்க எல்லோருமே சேந்து செய்வோம். அது நல்லாருக்கும். அப்போ நாங்கலாம் ஜாலியா விளையாண்டுட்டு தான் இருக்குவோம். அம்மா, அண்ணி, இவுங்க தான் வந்து நல்லா சமைப்பாங்க. அப்போ அதனால எனக்கு அது சமையல் பத்தி அந்த எடத்துல நான் எனக்கு ஒரு இது கிடையாது 1 ஐடியா. திருமணத்திற்கு பிறகு அப்டின்னா, அ இங்கேயும் வந்து என்னுடைய கணவன் தான் மே பெரியவரு. மரு மீதி எல்லாம் அவருடைய தம்பிமார்கள் தான் அப்டி. அப்படி வரும்போது, அவுங்க எல்லாருமே வேலை நிமித்தமாவும், திருமணம் முடிஞ்சு, வேற ஒரு ஊர்கள்ல வெளி மாநிலங்கள்ல அந்த மாரி தங்கியிருக்காங்க. அ வருடத்திற்கு வந்து ஒரு 3 முறை, 4 முறை வருவாங்க. அப்படி வரும்போது, எல்லாம் நாங்க எல்லாருமே சேந்து வந்து பிரியாணி செய்வோம். அதுதான் எங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச 1 டாஸ்க்கு. அந்த நாளுக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஒவ்வொரு வருஷமும்.
ஓ! சரிங்க சரிங்க. கண்டிப்பா கண் கண்டிப் ஓ சரிங்க சரிங்க. ஓ! சரி. ஆ. ஓ! <chuckles> ஓ! சரிங்க சரிங்க. அப்போ குடும்பமா சேந்து ஒரு பிரியாணி செய்வீங்க, அப்டின்ற மாரி சொல்றீங்க. இப்போ அ நீங்க உங்க அப்பாவோட குடும்பத்தைப் பத்தி சொன்னீங்க. நெறைய பேர் இருக்காங்க. அப்ப நாங்க சமைக்க மாட்டோம். அம்மா, அண்ணி அவுங்க தான் சமைப்பாங்கன்னு. இப்போ நீங்க ஒரு குடும்பத்தில இணஞ்சுட்டீங்க. இப்போ நீங்க தான் அண்ணியா இருக் கீங்கன்ற எடத்தில அப்போ நீங்களும் அங்க நெறைய எடுத்து சமைக்கக்கூடிய கட்டாயம் இருக்கும். அப்டின்ற மாரி இருக்குமா?
கண்டிப் பா ஆமா நீங்களும் இல்ல நீங்க தான் அங்கே மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஏன்னா அங்க வந்து, என்னோட மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க. என் எங்க அவுங்களுடைய தெ தம்பி, அ அது சின்ன மாமியார், சின்ன மாமனார் அவங்களும், எல்லாருமே தான் இருக்காங்க. ஆனா அவுங்க கொஞ்சம் வயதானவர்கள். "நாங்க தான் பிரியாணி செய்ய போறோம்." அப்டின்னா வந்து, இதில வந்து மெ மேஜர் ரோல் நான் தான் ப்ளே பண்ணுவேன் எப்பவுமே. எப்டி பண்ணுவோம் அப்டின்னா, எங்க வீட்ல <laughs> அதுதான். தோட்டத்தில வந்து, ம் கல்லு 3 கல்லு எடுத்து வச்சு, பெரிய பாத்திரத்த வச்சு அடுப்பில தான் வந்து நாங்க விறகு அடுப்பில தான் வந்து அந்த பிரியாணி செய்வோம், தம் போட்டு. அதுதான் அதோட டேஸ்ட்டே. ஆ இதில என்ன அப்டின்னா, நாங்க
<laughs> ஓ! சரிங்க, கண்டிப் அப்டிங்களா? சரி சரி. <chuckles> கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இந்த பிரியாணி வந்து இந்த பிரியாணி வந்து நீங்களா உ உருவாக்குனதா, இல்லாட்டி, இப்போ மாமியார் வழியில மாமியார் சொல்லிக் குடுத்த மாதிரி நாங்க பண்றோம். ஏன்னா, நம்ப குடும்பத்தில வந்து இல்லாட்டி அ யாராவது பெரியம்மா, பெரியப்பா, அந் சித்தப்பா அந்த மாரி அந்த குடும்பத்துலருந்து, சொல்லிக் குடுத்த பிரியாணி அந்த மாதிரியா?
சொல்லுங்க.